பொதுவாவே பார்த்தீங்கனாக்கா, நம்ப வாழ்க்கையில பழைய வந்து நம்மளுடைய சு உறவினர்கள் இருப்பாங்க. இல்லன்னா வந்து நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு சில காரணத்துனால நம்ம வந்து பிரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து அவங்களோட தொடர்பு கூட வந்து விட்டு போயிருக்கலாம். இப்ப மீண்டும் அவங்க கூட வந்து பழைய உறவ வந்து நம்போ இணைச்சுக்கணும் அப்படின்னாக்கா, அது எப்படி பண்ணுவீங்க?
கண்டிப்பாங்க. அதின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஆ அந்த பழைய உறவுகள் வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல வன்ட்டு நம்மளை விட்டு செல்லும் சூழ்நிலைகள் வந்துட்டு அமையலாம். ஆ நெறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு புரியாத காரணத்தின் அடிப்படையினால வந்துட்டு அவங்க நம்பள விட்டு பிரிந்து செல்ல நேர்கொள்ளலாம். அதின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, திரும்பி நம்ம வந்துட்டு அந்த உறவுகள வந்துட்டு இணைத்துக் கொள்வதற்கு, நம்ம திரும்பி அ திரும்ப சென்று அவங்கள்ட்ட அ இந்த மேரி விஷயங்கள்லாம் எடுத்து உ உரைக்கணும். ஆ இந்த மேரி விஷயங்களால தான் நம்பள்ட்ட பிரி பிரிவை வன்ட்டு ஏற்படுத்துது. அ அந்த பிரிவை வந்துட்டு நம்ம திரும்ப ஒண்ணு சேர்க்கறதுக்கு, நம்ம இணைவதற்கு, ஆ நெறைய விஷயங்கள் நம்ம வன்ட்டு ஒரு அ பேசுதலின் அடிப்படையில வன்ட்டு, புரிதலின் அடிப்படையில வன்ட்டு தான் நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஆ சரி செய்யலாம். "கொஞ்சம் நேரம் கெடைச்சா, கொஞ்சம் வாங்க இதுமாரி பேசலாம்." அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள வந்துட்டு நம்ம சொல்லி அவங்கள கூப்ட்டு, அ உரையாடல் வன்ட்டு நல்ல விதமா வச்சுக்கணும். எப்படின்னா, "இந்த மேரி விஷயங்கள் வந்துட்டு நம்பள வந்துட்டு அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில வந்துட்டு, நம்ம இணைந்திருந்த ஒரு உற உற உறவு வந்துட்டு பிரிவதற்கான தீங்க வந்துட்டு ஏற்படுத்திடுச்சு நம்பளுக்கு." அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லிட்டு, அ நெறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பேசணும். ஆ அதாவது எப்புட்னா, அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு அன்பால மட்டும் தான் நம்ம புரிய வைக்க முடியும். அன்பின் வார்த்தையால, சொற்களால மட்டும் தான் புரிய வைக்கணும்ன்றப்ப, அ ஒரு அன்பின் விகிதமா நம்ம வந்துட்டு நெறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து சொல்லணும். ஆ இப்ப எப்படின்னா, அ ஒருத்த இப்ப எ எனக்கும், இன்னொரு ஒரு நண்பருக்கும் வன்ட்டு ஒரு பிரச்சனைன்னு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்துட்டு எங்களுக்கு பிரிவை ஏற்படுத்திடுச்சுன்றப்ப, அ நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட உரையாடல் செய்றப்ப ஒரு அன்பின் விகிதமா நம்ம வந்துட்டு, "ஆ இது மேரி எதுவும் பிரச்சனை இல்ல. அது முடிஞ்சு போன விஷயம். அது வேணாம்." அப்படின்ற மேரி அ டக்கு டக்குன்னு எடுத்தோம், முடிச்சோம் அப்படின்ற மேரி மோசமா பேசாம, "ஆ அது அந்த மேரி விஷயங்கள் வன்ட்டு நமக்குள்ள நடந்துடுச்சு. அதனால வந்துட்டு இந்த மேரி பிரச்சனைகள் நம்பளுக்கு பிரிவ ஏற்படுத்திடுச்சு. அதனால இனிமே நம்ம புரிஞ்சு ஒரு விஷயமா வந்துட்டு இணைவோம். இன இனிமே எந்த பிரச்சனைகளும் வராத அளவுக்கு நம்ம பார்த்துப்போம். நேர்கொண்டுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உரையாடல் வன்ட்டு நம்ம எடுத்து வச்சோம்ன்னா, ஒரு அன்பின் விகிதமா எடுத்து வச்சா மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அவுங்க பேசுறதும் நம்பளுக்கு ஒரு புரிதல ஏற்படுத்தும். அப்படி புரிதல் இல்லன்றப்போ எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நல்ல விதமா நடக்காது. இணைய முடியாது.
கண்டிப்பா. ம். ஓஹோ. சரி. ம்ஹ்ம். சரி. ம். சரி. சரி, சரி. பரவால்ல. இப்போ இ இவ்வளோ சொன்னீங்க. உங்க வாழ்க்கையிலே வந்து இந்த மாரி வந்து ஒரு வேளை உறவினரோ, இல்ல வந்து ஒரு நட்போ வந்து இந்த மாரி பிரிஞ்சு நீங்க சேர்ந்திருக்கிறீங்களா?
ம். கண்டிப்பா. அந்த அடிப்படைல பாத்தீங்கன்னா, ஆ நான் இருக்குற வீட்டின் பக்கத்துல வந்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு இருந்தாரு. ஆ அந்த நண்பர் வந்துட்டு ஏதோ ஒரு மிற்றவர்கள் சொல்லும் ஆ சர்ச்சைகளை, வார்த்தைகளை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அத உதாசீனப்படுத்தாம, உண்மை எது, எது பொய்யென்று நினைக்காம, யோசிக்காம, என்ன வந்துட்டு ஒதுக்கும் விதத்துல வந்துட்டு ஒதுக்குவேன் அப்டின்ற மாரி ஒதுக்கி வைத்தாரு. என்ட்ட என்னன்றத நேரடியா கேட்டுட்டா இங்க பிரச்சன இல்ல. யாருக்குமே இந்த உலகத்தல. அப்டின்றப்ப, இந்த நேரடி உரையாடல் இல்லாததுனால, அவர்கள் சொல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை மட்டும் நம்ம வந்துட்டு கேட்டுட்டு அத அணுகும்போது, நம்மளுக்கு தப்பான விதத்த தான் வந்துட்டு ஏற்படுத்துது, மனசளவுலயும், அ எல்லா அளவுலயும் வந்துட்டு நறைய விஷயங்கள நம்மளுக்கு தப்பான விதத்த வந்துட்டு ஊ ஊக்குவிக்குது. அ அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம மனசுலயே வச்சுக்கிட்டு இல்லாம. அந்த விஷயத்த இவன் பண்ணிருப்பானா, பண்ணிருக்க மாட்டானா, செஞ்சிருப்பானா, செஞ்சிருக்க மாட்டானான்றத வந்துட்டு, அவங்க ஒரு உரையாடலின் அடிப்படைல வந்துட்டு. ஆ நேரடியா வந்து உரையாடுனா மட்டுமே அந்த விஷயம் வந்துட்டு, என்ன விடைன்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லன்றப்போ. ஆ எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தப்பான விதத்தில தான் போய் அடையுன்றத வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னைக்குமே புரிஞ்சுக்கிறது கெடையாது. அப்போ வந்துட்டு நம்மளா போய் பேசி வந்து சொல்ற விதமா இருக்கறப்ப, இதுமாரி ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை. ஏன் ஒருமாரி பேசுனீங்க? பேச மாட்றீங்க? என்ன பிரச்சன? எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரா சொல்லுங்க. அப்டின்றத வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி முன்னோக்கி வெக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வன்ட்டு, அ கவனத்தின் அடிப்படைல நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்க சொல்லனாலும், ஒரு சில விஷயங்கள் கவனத்தின் அடிப்படைல நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அப்ப வந்துட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம் நல்ல விதமா. ஓ, இவங்க இதுமேரி இருக்காங்க, அவங்களா புரிஞ்சிட்டு வருவாங்க அப்டின்ற மாரி. கொஞ்ச நாள் நம்ம விட்டு புடிக்கலாம். ஆனா, அது அதுவே தொடர்ந்துகிட்டு இருந்ததுன்னா, நம்மளுக்கும் வன்ட்டு பிரச்சன அவங்களுக்கும் பிரச்சன. இது வந்துட்டு பெரிய வந்து தீங்க தான் விளைவிக்கும். பிரிவ தான் ஏற்படுத்தும் மோசமான நெலமைலன்றப்போ நம்மளா போய் பேசி உண்மைய என்னன்றத சொல்லிட்டோனா, அப்போ ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கும். இதுமாரி விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துது நண்பர்கிட்ட.
சரி. ம். கண்டிப்பா. ஆமாமா. ஆ. கண்டிப்பாங்க. சரி. ம். ஓஹோ. கண்டிப்பா. சரி, சரி. சரி. சரி. ம். கண்டிப்பா. பரவால்ல, ஆஹா அப்போ வந்து இது வந்து, என்ன சொல்றது ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டுடுச்சு உங்களுக்கும், உன்னுடைய நண்பர்கிட்டயும். அப்ப நீங்க வந்து அவர்கிட்ட போய் புரிய வைக்கிறேன்ற ப பட்சத்துல, அவருக்கு வந்து இத புரிஞ்சுக்குற பக்குவம் இருந்ததா? ஏதாவது நீங்க, மன்னிப்பு கேக்ட்டு அந்த மாரி ஏதாவது நடந்துச்சா?
கண்டிப்பா. அ உண்மைதான். நான் தப்பே செய்யலன்றப்போ வந்துட்டு அவரு புரிஞ்சுக்காத பு புரிஞ்சுக்கலன்றப்போ வந்துட்டு, நான் எறங்கி செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு. ஆ ஏன்னா, ரொம்ப முக்கியமானவங்கன்றப்போ வந்துட்டு, நம்ம வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல வளைந்து குடுக்க தான் செய்வோம் இல்லயா? அப்டின்றப்ப அதான அடிப்படையில நான் வன்ட்டு எறங்கி குடுத்து, மன்னிச்சுருங்க, அப்டி ஒண்ணு நடக்கல. அப்டி ஒண்ணு நடந்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அப்டி ஒரு தப்பு என் மேல இருந்ததுன்னா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கடவுளுக்கு தெரியும் அப்டின்ற மாரி, நல்ல விதமா சொல்லிட்டு அவங்கள்ட்ட. ஆ, ஒரு அன்பின் விகிதத்துல இன்னும் 4, 3 வார்த்தைகள் சேர்த்து ஒரு சொற்களை உருவாக்கி, நம்ம பேசலாம். மனசார பேசணும் அது, உண்மையாக. ஆ, நம்ம நெனைத்த மேரி பேசிக்கிட்டு, சும்மா பொய்க்காக நடிச்சுக்கிட்டு, அப்டி இருக்குறது வந்து, என்னம் என்னைக்குமே வந்துட்டு ஒரு நிலையான ஒரு இதா இருக்காது. அதனால நம்ம மனசலேந்து உள்வாங்கி, வெளிப்படுத்தி அவங்கள்ட்ட சொன்னா மட்டுமே, ஒரு அன்பின் மூலமா. அப்ப தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லன்றப்ப அவங்கள புரிய வெக்குறதுக்கான த தகுந்த உரையாடல் வந்துட்டு எதுன்றத யோசிச்சு நம்ம செஞ்சோம்னா, அங்க நல்லதே நடக்கும். நம்ம தான் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளாதவர்கள்ட்ட.
சரி. கண்டிப்பா. சரி. கண்டிப் பரவால்ல. சரி. இப்போ இது வந்து உங்களுடைய நண்பர்ன்றதால வந்து, உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு உரிமையா இருக்கும் இல்லையா? என்னடா, வாடா, போடான்னு கூட நீங்க பேசிட்டு, அ, இந்த மேரி வந்து நீங்க ஒரு சுமூகமான ஒரு விஷயத்த பேசி, அ, அந்த விஷயத்த முடிக்க முடியும். ஆனா இதுவே வந்து உங்க உறவினர்கள்ல வந்து ஒரு மூத்தவர்களா இருக்கறாங்க. அவுங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்க மேல வந்து ஒரு கோவமோ, ஏதோ ஒரு வந்துடுச்சு. பிரிஞ்சி போய்ட்டாங்கன்ற பட்சத்தில அவுங்ககிட்ட நீங்க எப்டி புரிய வெப்பீங்க? எப்டி வந்து அவுங்கள வந்து இணைய வைக்க முடியும்?
அவுங்க வயதில அது அது மேரி பாத்தீங்கன்னா, அவுங்க வயதுல வந்துட்டு பெரியவங்கன்றப்போ, நம்ம தான் போய்ட்டு உரையாடுற மேரி இருக்கும். ஏன்னா, அவுங்களுக்கு மரியாத குடுக்கலன்ற மேரி அவுங்க வந்துட்டு இதா இருப்பாங்க. அது மெச்சூர்ட், இம்மெச்சூர்டுன்பாங்க. வயது அதிகமாக இருந்தாலும் சரி, வயது கொறைவாக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் ஒருத்த ஒரு சிலருக்கு தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமலயும் இருக்கலாம். எப்டின்னா ஒரு புரிதலும் இருக்கும், புரிதல் இல்லாமயும் இருக்கும். அப்ப நம்மளுக்கு புரிந்தது என்னவோ, அவர்களுக்கு புரியாததை வந்துட்டு நம்ம போய் சொல்லி உரையாடல் செய்யலாம். அப்டின்றப்போ நம்ம தான் போய்ட்டு அந்த எடத்துல பேசுற மாரி இருக்கும். அவுங்க அத தான் எதிர்பாப்பாங்க. ஒரு மரியாத ஆ, மரியாதத்தின் அடிப்படையில் வன்ட்டு, அவுங்க வந்துட்டு அத தான் எதிர்பாப்பாங்கன்றப்போ நம்ம வந்துட்டு பேசுற மாரி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். அப்டியும் புரிஞ்சுக்கலையா? நம்ம அவுங்க, அவுங்க இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு சில நேரங்கள்ல இருக்கிற சூழ்நிலைகள்ல வர்றப்ப, அந்த எடத்துலேந்து நம்மள ஒரு சில நேரங்கள்ல வன்ட்டு கண்காணிப்பாங்க. அவன் எப்டி இருக்கான்? என்ன பண்றான்? என்ன செய்றான்? அப்டின்றப்ப, அந்த விஷயத்த பாத்தா அவன் அப்டி கெடையாது, நம்ம தான் தப்பான விஷயத்த உணர்ந்துட்டோம். நம்ம போய் பேசுவோம் அவுன்ட்டன்றத அவுங்களா முன்னோக்கி வந்து நம்மள்ட்ட பேசுறப்போ வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வன்ட்டு ஒரு புரிதலோட மாற்றத்தை ஏற்படுத்தும்.
சரி. ஆமா. ம். ம். ஓஹோ! கண்டிப்பா. அதாவது ஒரு சில நேரத்துல என்னன்னு கேட்டீங்கனாக்கா, நம்ம மேல தப்பே இல்லனாலும் நம்ம வந்து வளஞ்சு குடுத்து, அவுங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதோ, இல்ல வந்து வந்து ஒரு சுமூகமான விஷயத்த நம்ம அவுங்கட்ட பேசியோ, இந்த மாரி வந்து பழைய உறவுகள மீட்டுக்கலாம் அப்டின்னு சொல்றீங்களா?
அ கண்டிப்பா. ஏன்னா அவுங்க ரொம்ப முக்கியஸ்தர்களா இருந்தால் மட்டுமே அந்த, விஷயங்கள் வன்ட்டு நடக்கணும். ஆ அதாவது எப்டின்னா, செரினா, செரி, தவறுனா, தவறுன்ற இருக்க வேண்டிய அடிப்படையில, ஒரு சில விஷயங்களும், முக்கியஸ்தர்கள்ன்றப்ப நம்ம அலைந்து குடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா, நம்ம திரும்பி போய் ஒண்ணு சேர்றதுக்கப்புறம், அந்த உரையாடலின் அடிப்படையில அவுங்க புரிந்து கொண்டார்கள் என்றால், நம்ம திரும்ப போய்ட்டு ஒரு சில விஷயங்கள் புரியாததையும் அவுங்களுக்கு புரிய வைக்குறதுக்கு நம்ம ஒரு அ ஊக்குவமா வன்ட்டு நம்ம வன்ட்டு அவுங்களுக்கு இருப்போ. அ அப்டின்றப்போ நம்ம அந்த விஷயத்த செய்யலாம், தாராளமா. ஒரு சில விஷயங்கள் முக்கியமான ஆட்களுக்கு வந்துட்டு, நம்ம தேவப்படுறப்போ, அவுங்கள வந்துட்டு நம்ம புரிய வைக்கணுன்றப்ப நம்ம வந்துட்டு திரும்ப போயி்ட்டு, அவுங்கள்ட்ட பேசி, அந்த புரிதலின் அடிப்படையில இன்னும் நெறய விஷயங்கள அவுங்களுக்கு, புரிய வெக்கலான்ன்றத வந்துட்டு நம்ம, எ எதிர்நோக்கி நம்ம செய்யலாம்.
சரி. ம். ம். சரி. இப்ப இது வந்து ஏதாவது நேர்ல பாக்கறீங்க. அவங்க கிட்ட வந்து உங்களால அ, நேரடியா போய் பேச முடிது சரி. சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, வெளியூர்ல இருப்பாங்க. உங்ளால வந்து அடிக்கடி போய் அவங்கட்ட பேசி, பழகி, அவங்கள திரும்ப நீங்க இணைஞ்சிடலாம் அப்டின்னு வந்து சொல்ல முடியாது. அந்த மாரி நேரத்துல எந்த விதமான வந்து ஒரு என்னது ஒரு தொலைபேசியோ, இல்ல வந்து ஒரு குறுஞ்செய்தியோ, இந்த மாரி ஆனுப்ச்சு நீங்க இணைய முடியுமா?
கண்டிப்பா. ஆ, அது வந்துட்டு பாத்தீங்ன்னா. இப்ப நேர்லன்றது வந்துட்டு நம்ளுக்கு அ கொஞ்சம் சீக்கிரமாகவே நேரம் கடத்தாமல் வந்துட்டு முடிந்துரும். எ அ அதின் அடிப்படையில நல்ல விதமா முடிஞ்சிரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்னன்னா, அந்த மாரி தூர இடத்துல வந்துட்டு இருக்கிறவங்கள்லாம் வந்துட்டு, தொலைநோக்கல இருக்கிறவங்களுகலாம் வந்துட்டு, இந்த தொலைபேசி மூலியமா, அ இந்த சோஷியல் மீடியா மூலியமா இந்த மாரி விஷயங்கள்லல்லாம் வந்துட்டு நம்ம உரையாட முடியுமான்றது வந்துட்டு, சாத்தியம்றது வந்துட்டு அவ்ளோ உறுதி கிடையாது. ஏன்னா, அவ்வளோ சீக்கிரம் ஒரு புரிதல் வந்ட்டு இருக்காது. நே நேரடியாக இருந்து நே முகத்தின் அ நேரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசினால் மட்டுமே நம்மளோட அ விஷயங்கள் வந்துட்டு வெளிப்படுறப்ப, நம்மளோட எல்லா குணாதிசயமும் வந்துட்டு அவங்க கண்ணுக்கு எதுக்க நடக்குன்றப்ப அது எ சாத்தியமா இருக்கும். ஐ இதுவே வந்துட்டு தொலைபேசி மூலியமா அது பண்ண முடியுமானா, அவ்ளோ சீக்கிரம் அது வந்துட்டு கண்டிப்பா முடியாது. அவங்களா வந்துட்டு ஒரு நிலைக்கு மாறி, சரி செய்து அவங்க மனதை வந்துட்டு, புரிதலின் அடிப்படையில அவங்களா எடுத்துட்டு வந்தால் மட்டுமே அது மாறும்னே தவிர்த்து. நம்ம பேசுவதால எந்த ஒரு விஷயமும் அங்க மாறப்போறதில்ல. அவ்வளோ சீக்கிரம்.
கண்டிப்பா. ம். சரி. சரி, சரி. இப்ப இந்த இப்பலாம் இருக்குற காலத்துல, இந்த என்ன சொல்றது, இந்த வாட்ஸ்அப்லாம் வந்து போச்சு இல்லையா? இப்ப இதுல வந்து பல பேரு வந்து அந்த மாரி குறுஞ்செய்தி அனுப்பி அதெல்லாம் பண்ணிக்கிறாங்களே அது வந்து சாத்தியம் இல்லன்றீங்களா?
ஆமா. அவ்வளோ சாத்தியம் இல்லன்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா, நம்ம வந்துட்டு பேச பேசுறதுக்கு, அ அவ்ளோ வந்துட்டு புரிய வைக்கிறதுக்கு அவ்ளோ விஷயங்கள எடுத்து உரைப்போம். ஒரு அன்பினு சுழிசத்தலயும் சரி, எல்லா விதத்திலயும் நம்ம வந்துட்டு முயற்சி செஞ்சு பாத்துருப்போம். ஆனா அந்த அ எதிர்தரப்பல உள்ளவங்க வந்துட்டு அவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு புரிதலின் அடிப்படையில அவங்க உள்ள வரப்போறது கெடையாது. ஏனா கொஞ்சம் நேரங்கள் வந்து கடத்துவாங்க. அவுங்களா எப்போ புரிஞ்சுகிட்டு வராங்களோ, அந்த நேரத்த வந்துட்டு நம்மளும் விட்டு குடுக்க வேண்டியதா போயிடும். அந்த புரிஞ்சுட்டு வர நேரத்துல நம்ம வந்துட்டு அழைந்து கொண்டால் மட்டுமே சரியா இருக்குமே தவிர்த்து, ரொம்ப போட்டு நம்ம இது பண்ணோனா, கண்டிப்பா அவுங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு மெரி எப்டி சொல்றது? நம்பள வந்துட்டு ஒரு சர்ச்சையாவோ, ஒருமாரி டிஸ்டர்பன்ஸா தொல்லையாவோ தான் வந்துட்டு பாப்பாங்களே தவிர்த்து, ஒரு நல்ல விஷயத்த நம்ம பேசுறத மனசார எடுத்துக்க மாட்டாங்க. ஃபோன் தான் அதிகம் அவுங்களுக்கு வந்துட்டு ஊக்குவிக்கும்.
சரி. ம்ஹ்ம். ம். ஆ. ஓஹோ! அதாவது ஒரு சில நேரத்துல வந்து நம்ம வந்து விட்டு குடுக்கறது நல்லது. ஒரு சில நேரத்துல வந்து நம்ப தவிர்க்கிறது நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா?
ஆ கண்டிப்பா, தவிர்க்கிறதும் முற்றிலும் நல்லது தான், அ விட்டு குடுக்குறது வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல தான் இருக்கணும். தவிர்த் தவிர்த்தல் தான் அதிகமா இருக்கணும். ஏன்னா, ஆ இப்போ உள்ள காலகட்டத்தில எதுவுமே உண்மையான அன்பின் அடிப்படையில யாருமே மோஸ்ட்லி இல்ல. அ இந்த காலத்தில அது ரொம்ப கொறஞ்சிருச்சு, பாத்தீங்கன்னா. அப்டின்றப்ப தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா, இன்னிக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம கூட போலாம் நம்ம கூட. அவுங்க, அவுங்க வேலைய பாத்துட்டு. அந்த மேரி காலகட்டங்கள் வந்துருச்சுன்றப்போ, நம்மளும் நம்ம வாழ்க்கையின் தரத்தை வந்துட்டு, எப்படி அதிகரிக்கணும்? எந்த விதத்தில போனா நம்ம மேன்மைப்படுத்தலாம் நம்ம வாழ்க்கைய அப்டின்றத யோசிச்சு தான் போணுமே தவிர்த்து, அ திரும்பி, திரும்பி போயி்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட நிக்கக்கூடாது. ஏன்னா, இன்னிக்கு உள்ள காலகட்டம் அப்டி இருக்கு. நம்மளும் அதுக்கு ஏத்த மேரி மாறுனாதான் நம்பளால வந்துட்டு, இங்க வந்துட்டு வாழ முடியும். பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் சரி, எல்லா விதத்திலயும் நம்ம வாழணும்னா, அந்த மாரி விஷயங்கள தவிர்த்து தான் ஆவணும்.
ஓஹோ! ம். கண்டிப்பா. பரவால்ல, இப்போ நீங்க வந்து இவ்ளோ சொன்னீங்க? எனக்கு என்ன கேள்வி அப்டின் கேட்டீங்கனாக்கா ம், இப்ப வந்து நீங்க ஏதோ ஒரு உறவு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, அ ஒரு மனஸ்தாபமோ, ஏதோ ஒரு விஷயத்தால வந்து அவுங்க வந்து இப்ப பிரிஞ்சு போயிடுறாங்க. அவுங்கள வந்து நீங்க பேசி, புரிய வச்சு அவுங்களுக்கு வந்து நீங்க வந்து திரும்ப வந்து ஒரு உறவ வ அ இணைச்சிக்கும் பொழுது, முன்ன இருந்தா மாதிரி அதே மாதிரி உங்களால வந்து சாதாரணமா இருக்க முடியுமா? இல்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயன்னாலும் அவுங்க கோவிச்சுக்குவாங்க, அந்த மாரி உங்களுக்கு இது தோணின்னே இருக்குமா.
ம். ஆ. கண்டிப்பா. அது மனசுல வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு அந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா, மின்னாடி இருந்த மெரி அவுங்க வந்துட்டு இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஒரு சில விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா, அவுங்க மனசு வன்ட்டு இன்னும் ஒருநிலைப்படுத்தப்படலன்றது வந்துட்டு நம்மளுக்கு வன்ட்டு நல்ல பச்சையாவே தெரிய ஆரம்பிச்சரும். அப்டின்றப்ப நம்ம கொஞ்சம் வந்துட்டு பாத்து, பாத்து தான் இது பண்ணும். ரொம்ப எறங்கி, எறங்கி ஆ எப்டி சொல்றது ரொம்ப வ வளைந்து குடுத்து போனோனா, நம்பளுக்கு தான் அது அசிங்கம். எப்டின்னா நம்பள வன்ட்டு வேற மெரி பாக்க ஆரம்பிச்சுருவாங்க. மின்னாடி இருந்த மெரி பாக்க மாட்டாங்க.
ம். ஓஹோ! ஓஹோ! அ. ஓஹோ!
ஆ இன்னும் ரொம்ப எறங்கி வரான். இவன வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம். இவன இப்டிதான் இது பண்ணணும். இவன இப்டிதான் வழி நடத்தணுன்ற மெரி ஒரு கட்டத்தின் அடிப்படைல மனதை வன்ட்டு இது பண்ணிடுவாங்க, ஒருநிலையா வச்சுக்க மாட்டாங்க. ஒரு மெரி ஒரு திமுரா இருப்பாங்கன்பாங்கல? அந்த மெரி விதத்திலயே வந்துட்டு இருந்துட்டு இருப்பாங்க. அதனால அது மெரி இருக்கிறது சரியில்லைன்றது தான் சொல்லுவேன்.
ஓஹோ! ஓ! ஓஹோ! அதுவும் நீங்க என்ன புரிய வெச்சாலும் கூட, சில சமயங்கள்ல வந்து அது வேற மாதிரி அவுங்க புரிஞ்சிங்கின்னு எதிர்மாறியான விஷயங்கள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்றீங்களா?
கண்டிப்பா, கண்டிப்
சரி, ஓகே. அப்போ இம்ம நேரம் வந்து என்னன்னா, பல விஷயங்கள வந்து எப்டி உறவு வந்து பிரிஞ்சு போகுது, அ அவுங்க கிட்ட வந்து நீங்க வந்து, அ எப்டி வந்து அவுங்கள வந்து புரிய வச்சு, அவுங்களுக்கு வந்து அந்த பழைய உறவ வந்து நீங்க திருப்பி இணைக்க முடியும்ன்றது வந்து பல விதத்துல உங்கள நண்பர்களா இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களா இருக்கட்டும் எப்டியெல்லாம் பண்ண முடியுன்றதுன்னு பல எடுத்துக்காட்டுகள சொன்னீங்க. நன்றி.
உங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கும் இந்த விஷயத்த பத்தி, ரொம்ப மகிழ்ச்சி அடையுறேன். மிக்க நன்றி.